<smacks lips> "பொதுவாவே நம்பளுக்கு வந்து எல்லா உணர்வுகளும் வந்து பார்த்தீங்கன்னா, சேர்ந்தது தான் ஒரு மனிதனுடைய உடம்பே", அப்படி சொல்லலாம். எந்த அளவுக்குன்னா, "கோபமா இருந்தாலும் சரி, ஒரு அச்சமா இருந்தாலும் சரி, ஒரு பயமா இருந்தாலும் சரி, அதுலேருந்து எப்படி நம்ப கடந்து வறோம்? அ என்ன கத்துக்குறோம்?" அப்படின்ட்டு ஒரு விஷயம் தான் நம்பளுக்கு முக்கியமான ஒரு, அனுபவமே. அப்படி இருக்க பட்சத்துல, நீங்க ஒரு ப் பயத்தை வந்து எப்படி வந்து நீங்க கடந்து வந்தீங்க? அதை பத்தி, எதனா உங்களோட வாழ்க்கையில நடந்த அனுபவத்தை பத்தி கலந்து சொல்ல முடியுமா?
ம். அ. கண்டிப்பா, கண்டிப்பாங்க. அ பயம். <chuckles> அது என் வாழ்க்கையில ரொம்ப ஒட்டி போய் வந்த ஒரு விஷயம்னு சொல்லலாம். அ "எ என் என்னோட வாழ்க்கையை நான் எதுக்கும் எதுக்கும் நான் பயப்படலை" அப்படின்னா அத கைய விட்டு எண்ணிறலாம். அந்த அளவுக்கு, எல்லாத்துக்குமே பயப்படுவேன்னு வச்சுக்கோங்களேன். அ. அ, அது அது என்னோட அந்த பள்ளி காலத்திலருந்தே, அது என்னன்னு தெரியல, எதனாலன்னு தெரியல. "அ ஒரு விதமான ஒரு பாதுகாப்பு உணர்வு இல்லை" அப்படின்னு ஃபீல் ஆனனா, என்னன்னு தெரில. எதுக்கு எடுத்தாலும் பயப்படுவேன். "யாருட்டயாவது போய் பேசணும், டீச்சர்ஸ்ட்ட பேசணும், இல்ல ஒரு ஸ்டேஜில போய் ஏறி நின்னு பேசணும்" அப்படின்னாவே எனக்கு ஒரு மாரி பத படபடத்து போயிடும். காதுலலாம் அப்படியே ஏதோ அ. சூடா காத்து வர அளவுக்கு நான் அந்த ஒரு, உணர்வு. <laughs> ஆ அ அந்த
அடடா! அ. புரியுது, புரியுது. ஆ. நிச்சயமா. அதுதான் காதுல புகைத் தள்ளறத்துன்றது. ஆமாமா, எனக்கும் வந்திருக்கு. திடீர்னு பார்த்தன்னா, நம்ம பேசு அந்த ஸ்டேஜல்ல ஏறும்போது திடீர்னு, நானும் அந்த பள்ளி பருவத்தில வந்து இந்த அனுபவத்தை இது பண்ணியிருக்கேன். எங்கேருந்து தான் வரும்னு தெரில காது சூடா இருக்கா மாரி இருக்கும், கண்ணு எரியறா மாரி இருக்கும். வாயில ஏதோ புகை வராமாரி இருக்கும். அது அப்பதான் இந்த டிவியில வந்து க "டேய்! காதுல புகை வருதாடா?" அப்படின்னும் போது, அப்பதான் தெரிஞ்சுது. "ஓ! இதுக்கு அர்த்தம் இதுதானா அப்படின்ட்டு. ஆமா, அ. அப்படி இருக்க பட்சத்தில, அந்த பயத்த நீங்க எப்படி கடந்தீங்க? என்ன ஒரு இதுவ நீங்க ஏற்படுத்துச்சு, அந்த பயம் உங்களுக்கு?
ம். ம். அ. <breath> அதேதான். <chuckles> <laughs> இதுதானா?. <laughs> அ. அ. அ. அதுதாங்க. அது என்ன காரணம்னு எனக்கு தெரில. அ எனக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மைய நான் அப்பயே உருவாக்கிக்கிட்டனா என்னன்னு தெர்ல. இதுக்கும் இ ஈவன் என்ன குழந்தை பருவத்திலேருந்தே சொல்லலான்னு வச்சுக்கோங்களேன். ஆசிரியர் என்னோட பேர என்னோட பேர அழுத்தி கூப்டாவே எனக்கு அடிவயித்துலேருந்து ஏதோ பெரிய ஒரு பாம் வெடிச்ச மாரி இருக்கும்."ஐயய்யோ! நம்ம பேரா!" அப்டின்ற அளவுக்கு பயப்படுவேன். அ எதனால அந்த பயம் வந்ததுன்னு எனக்கு தெரியல. அ அது அப்டியே கொஞ்சம் மேல்நிலை பள்ளி அப்டின்னு மாறும் பாத்தீங்களா? அ அந்த வயதுல தான் என் கூட படிச்ச சக மாணாக்கர் வந்து "அவங்களும் நம்ம கூட தான படிக்கிறாங்க. அவங்களுக்கு இல்லாத பயம் நமக்கு மட்டும் ஏன் வருது? அப்போ நம்ம கொஞ்சம் இன்னும் <tsk> அதாவது மத்தவங்களோட நல்லா கலந்து பேச பழகலன்னு நினைக்கிறோம்" அப்டின்னு சொல்லிட்டு. அத அத கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சேங்க மேம் ஃபர்ஸ்ட்டு. அ என்னோட தோழிகள் கிட்டருந்து தான் அத நான் வ் ஸ்டார்ட் பண்ணேன்னு சொல்லலாம். <chuckles>
நிச்சயமா, நிச்சயமா. அய்யயோ! அ. அ. ஆமா. நிச்சயமா, நிச்சயமா. அதாவது உங்கள பத்தி ஒரு ஆராய்ச்சி வந்து பாத்தீங்கன்னா, உங்க தோழி கிட்டேந்து ஆரம்பிச்சு. எதனால இந்த பயம் வந்திருக்கு? எல்லாரும் பாத்தீங்கன்னா, அந்த சகஜமா பேசுற ஒரு தன்மை வந்து நமக்கு ஏன், சும்மா நம்ம பேர் வந்து கூப்டாலே வந்து வயித்தலாம் கலக்குற மாரி புளிய கரைச்சு ஊத்துற மாரிலாம் அனுபவம் வருதே, அப்டின்ட்டு நீங்க உங்க தோழிகிட்டேருந்து எப்டி எந்த அளவுக்கு நீங்க அந்த அந்த விஷயத்த வந்து ஆராய்ச்சி அ மேற்கொண்டீங்க, பயம் என்ற ஒரு விஷயம் நமக்கு மட்டும் ஏன் அதிகமா ஏற்படுது? காதுலருந்து புகறளவ அளவுக்கு?
அ. <laughs> அ. <laughs> ஆ. அதுதான் மேம். அது என்னன்னா என் தோழி வந்து எ என்ன விட ஒரு ன் ஒரு அ 5%தான் கொஞ்சம் நல்லா படிப்பான்னு வச்சுக்கோங்களேன். <tsk> என்னோட ரொம்ப அருமையான ஆ அதேதாங்க. <laughs> நம்மள விட அருமையான அ படிப்பாளி அப்டின்னு சொல்லிட முடியாது. ஆனா, பாத்தீங்கன்னா அவ ரொம்ப தைரியமா இருப்பா. அ அ ஒ எதுனாலும் "பாத்துக்கலாம், ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இப்ப என்னடி, எதுக்குடி இவ்ளோ பயப்படுற? மே அ டீச்சர்ஸ் தான கூப்டுவாங்க. கூப்டா என்னன்னு கேட்டுக்கலாம். அடுத்த டைம் அத திருத்திக்கலாம்" அப்டின்னு ரொம்ப அ ஓ ஒரு அசால்ட்டா சொல்லுவா. தெளிவா, அ தெளிவா சொல்லுவா. அ எனக்கு கேட்டா, "இல்ல இல்ல அது ஏதாவது சொல்லுவாங்கல்ல, நம்மள எதாவது நினைப்பாங்கல்ல?" அப்டின்னா. "அது அந்த டைம் தான் நான் அந்த அந்த ஆசிரியருக்கு நம்ம ஒருத்தர் மட்டும் தான் இங்க மாணவர்ன்னு கிடையாது நம்மள மாரி இன்னும் நிறைய கிளாஸஸ் அவங்க போணும். அ மத்த வகுப்பு மாணாக்கர பாக்கும்போது நம்ம செஞ்சது இந்த நிமிஷத்தோட அவங்க மறந்துடுவாங்க. உனக்கு மட்டும் தான் அது வந்து ஒரு பெரிய விஷயம் அ ராஜி. நீ அடு அவங்க ப என்ன பண்ணுவாங்க? நம்மள பத்தி என்ன நினைப்பாங்க? அப்டின்னு நீ யோசிக்காத. அந்த அளவுக்கு அவங்க நினைக்கிறவங்க நினைக்கிற அளவுக்கு அவங்களுக்கு வந்து நேரம் கிடையாது இல்லையா? அப்ப ஆ ஏன்? அ அத ஏன் நீ அவ்ளோ பெருசா வந்து மனசுல வச்சுக்கிற? ஓக்கே இந்த டைம் நம்ம வந்து டீச்சர் கூப்டு திட்டுறாங்களா, அந்த தப்ப அப்ப திருத்திக்கலாம் அப்டின்னு நீ கொஞ்சம் உன்ன வந்து அப்டியே கொஞ்சம் கூல் பண்ணி நின்னு பேசி பழகு. நீ நின்னு பேசினாவே அந்த பயம் உன்னட்ட இருந்து வெளியே வந்துரும்." அப்டின்னு சொல்லிட்டு அவ கிட்ட இருந்து தான் நான் முதல, முதல ஆரம்பிச்சது மேம். <laughs> அ. ம்.
சரிங்க. அதுதான் நம்ம ஃப்ரெண்டே. ஆமா. <chuckles> நிச்சயமா. அ. அந்த தெளிவு. அ. அ. நிச்சயமா, நிச்சயமா. அ. நிச்சயமா, நிச்சயமா. ஏனா வந்து பாத்தீங்கன்னா, ஒரு தோழி வந்து பார்த்தீங்கன்னா நீங்க சொன்ன போல வந்து படிக்கிற ஒரு புள்ள இருக்கும். அதே இதுல வந்து படிக்காத புள்ள. படிக்கற புள்ள எந்த அளவுக்கு பயப்படுதோ, ஆனா படிக்காத புள்ள எல்லாத்துக்கும் துணிஞ்சு நிக்கும். "ஏய் யாரா இருந்தாலும் சரி பார்த்துக்கலாம். யார் இருந்தாலும் கல்ல தூக்கி அடிப்போம், பாத்துக்கலாம்." ஒரு பயத்த வந்து நம்ம போக்கணும் அப்டின்னா நம்ம தான். அதான் நானும் பாத்துருக்கேன். இந்த பயப்ப சில பேருக்குலாம் இந்த கையில வந்து பாத்தீங்கன்னா, அந்த தண்ணீர் வந்து என்னமோ பைப்ப துறந்து விட்டா மாரி அது அப்டியே பொதபத, பொத, பொத, பொதன்னு கை, கால் எல்லாம் சில்லுன்னு ஆயிடும். அ ஆமா தண்ணிலாம் வர ஆரம்பிச்சுடும். என்னடா இது பைப்பு திறக்கல, ஒண்ணும் திறக்கல, எங்கேருந்துடா லீக் ஆகுது பாக்கும்போது தான், அவ "கால்ல இருந்து என்னடி ஆச்சு?" அப்டினா "எனக்கு பயமா இருக்குடி." சில பேருக்கு அத விட என்னோட தோழிக்கலாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கை வந்து, அ நரம்பு தளர்ச்சி வந்தா மாரி டக, டக, டக, டகன்னு ஆட ஆரம்பிச்சுடும். "ஏய்! அ சாமி, சாமி பொறும பொறும. எதுக்கு ஆட்ற?" "சாவி குடுக்கணுமா? இரு. உனக்கு பூட்ட எடுத்துன்னு வந்து சாவி குடுக்குறேன். காக்கா வலிப்பு மாரி பண்ணாதடி. என்னடி ஆச்சு?" அப்டின்னா, "எனக்கு பயமா இருக்குடி. எதுக்குடி பயமா இருக்கு?" அவங்களலாம் இது நீங்க சொல்றா போல இருக்குது மேம்கிட்ட பேசிட்டு தான் இருக்கணும். சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து பயம். நானே சொல்லுவன் என்னோட தோழி கிட்ட. "சின்ன, சின்ன விஷயத்துக்காகலாம் நீ பயந்தன் வச்சுக்கோ வாழ்க்கையில எவ்ளோ பெரிய விஷயங்கள்லாம் இருக்கு." ஏன் நம்ம அ அவ என்ன சொல்லுவான்னா, "ஏய்! என் மாமியார் கூட நான் ஃபியூச்சர்ல பாத்துடுவேன் போலயே. கருமம் பிடிச்ச இந்த மேமுங்கள பாக்க முடியல. எல்லாம் மாமியார் மாரியே உக்காந்து, <laughs> மாமியார் போலவே பண்ணுதுங்க அப்டின்னும்போது தான் எனக்கும் சிரிப்பா வரும். அவ் ஆமாமா. எங்க க்ளாஸ் மேம் ஒண்ணுமே எங்க மாமியார் மாரி தான், எப்ப பாத்தாலும் கால் பண்ணினே இருப்பாங்க. என்ன பண்றீங்க? ஏது பண்ற? வீட்ல நேரம் காலமே இல்ல, 10 மணிக்கெல்லாம் கால் பண்ணி தொந்தரவு பண்ற ஒரே ஆளு. அப்ப வச்சது மாமியார்ன்னு இப்போ வரைக்கும் எங்க உயிர வாங்குதுங்கோ.
அ. <laughs> நிக்கும் அதே தான். <laughs> ஆமா. ம். <laughs> ம். ம். அ. சொல்லுங்க, அ அதேதாங்க மேம் <laughs> <chuckles> அ. ம். <clears throat> அம். <laughs> <chuckles> <chuckles> ம். அ. அ. ம். ம். அப்ப <laughs> அது. <chuckles> அ. <laughs> அதேதான் மேம். அந்த மாரி தான். அ. அந்த மாரி தான் என் ம்.
அற்புதங்க. அ மீள வந்து என்னென்ன பண்ணீங்க? என்னென்ன உங்க தோழி கிட்ட இருந்து கத்துக்கிட்டீங்க? மீள் கொண்டு அவங்களோட இது பயணத்த நீங்க தொடரலாம். <chuckles>
ம். <chuckles> கண்டிப்பாங்க மேம். அ அடுத்து வந்து அ அவ கிட்டருந்து நான் கத்துக்கிட்டது இதுதான். அதுக்கப்புறம் என்னோட பள்ளி படிப்புல வந்து கொஞ்சம் எனக்கு தைரியம் வர ஆரம்பிச்சது. ஓகே ஆசிரியர் கூப்ட்டா நம்ம அவ்ளோ பயப்பட வேண்டாம். நம்மள வந்து ஒண்ணும் அவங்க அ சொன்னது ஒரே வ வார்த்ததான். "இப்ப ஏதா ஒரு தப்பு பண்ணிட்டேனா அப்டியே கத்தி எடுத்துட்டு வந்து உன் கத்துல உன் கழுத்துல வச்சுட்டு இப்பவே உன்ன எதுவும் பண்ணிட போறது கிடையாது. என்னன்னு கேட்பாங்க அவ்வளவு தான. அத மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோ." அப்டின்னு சொல்லி சொல்லி சொன்னா. அதத்தான் நான் என் மனசுல வச்சுக்கிட்டேன். சரி என்னதான் இருந்தாலும் அ என்னன்னு கேட்பாங்க, அதுக்கு நம்ம பதில் சொன்னா முடிஞ்சுச்சு. அவ்ளோதான் அது. அதுக்கு மேல நம்ம அதுக்காக ரொம்ப வருத்தப்பட தேவையில்ல, பயப்பட தேவையில்ல அப்டின்ட்டு அதுக்கப்பறமா என்னோடய ஆசிரியர்கிட்ட கொஞ்சம் நான் வந்து அதிகமா கலந்துரையாட ஆரம்பிச்சேன். அந்த மாரி மேற்கொள்ளும்போதுதான் எனக்குள்ள இருந்த பயம் அ மொத்தமா போயிடுச்சுன்னு சொல்ல முடியாது. அந்த டையத்துக்கு கொஞ்சம் கம்மியான மாரி, ஒரு அ 50 சதவீதம் கம்மியான அளவுக்கு இருந்தது மேம். அதுல இருந்து தான்
நிச்சயமா, நிச்சயமா. ஏனா, வந்து பாத்தீங்கன்னா ஒரு தோழியோட வந்து பரிந்துரை வந்து பார்த்தீங்கன்னா, முக்கியமா வந்து, நம்ம வாழ்க்கையில வந்து ஏதோ ஒரு இடத்துல அவ வந்து பாத்தீங்கன்னா, இந்த செடி வாடிப்போன செடிக்கு தண்ணி ஊ தெளிச்சு விட்டா மாரி வந்து நம்மளோட புத்திய வந்து தெளிச்சி விட்டு போயிடுவா. ஆனா, அந்த படிப்பு விஷயத்துல மட்டும் நாம தெளி வைக்கிற மாரியே இருக்கும், இது போலலாம். எ எனக்கும் வந்து இதுபோல தோழிகளாம் இருக்காங்க. நானும் வந்து நிறைய விஷயத்துல வந்து பயத்த வந்து மேற்கொண்டனே சொல்லலாம். அந்த படிக்கிற விஷயமா இருக்கட்டும். சின்ன, சின்ன ஆனா, ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா நானே அறிவுரை பண்ற அளவுக்கு வந்து வளந்துட்டேன்னே சொல்லலாம். "ஏ பயமாச்சு, இதுவாச்சு, அக்குல்ல போய் ஜோல்னா பை மாரி வச்சுட்டு போயிடலாம். வா", அப்டின். ஆமா. ம். அதுக்கப்பறம் நீங்க என்னென்ன பயத்த வந்து மேற்கொண்டீங்க? எப்டி அதுலருந்து வந்து மீட்க வந்து இது பண்ணீங்க?
அ. <chuckles> ஆ. <laughs> ம். அது. அ. <laughs> கண்டிப்பா, கண்டிப்பா. மேம். ஆ. அது அது வந்து அந்த ஸ்கூல் முடியிற டைம்ல வந்து எங்க ஆசிரியர் எங்க கிட்ட சொன்ன ஒரே விஷயம் இதுதான். "அ இப்போ வரையும் நீங்க வந்து <tsk> ஒரு, ஒரு பள்ளி மாணாக்கராக இருந்திருக்கீங்க. அ படிப்பு இது அவ்வளவுதான். இதுக்கு மேல உங்களுக்கு பெருசா எந்த ஒரு சமுதாயத்தோடு எந்த ஒரு இது தொடர்பும் இல்லாத அளவுக்கு தான் நீங்க இருந்தீங்க. இதுக்கு அப்பறமா நீங்க படிக்க போறது உங்களோட வாழ்க்கைக்கு ஒரு அடித்தளம் மாதிரி. அத வச்சுதான் உங்க வாழ்க்கைய நீ நல்லா அமைக்க போற. அந்த இடத்துல போயிட்டு வெறும் படிப்பு, புத்தக புழுவு அந்தமாரி இருந்துடாத ம உங்களோட திறமைய வந்து வெளிய எடுத்துட்டு வா. நல்லா பேசுறதாகட்டும், அ மத்த செயல்கள் செய்றதாகட்டும், எதுனாலும் நீ முன்னாடி நின்னு பண் அங்க பண்ணி அங்க நீ வந்து உன்ன தயார்படுத்திக்கிட்டா தான், அ அந்த 3 வருஷம் அடுத்து நீ வெளிய வரும்போது, ஒரு வேலைக்குன்னு நீ போறதுக்கு உன்ன நீ தயார்படுத்திக்க முடியும். தைரியமாவும் இருக்க முடியும்." அப்டின்னு அங்க எங்க ஆசிரியர் ஒருத்தர் வந்து எங்களுக்கு அறிவுரை சொன்னாரு. அத அப்டியே எடுத்துட்டு <chuckles> அப்டியே எடுத்துட்டு வந்து என்னோட கல்லூரியில ந நானு தொடர ஆரம்பிச்சேங்க. நம்ம எல்லாத்துக்குமே ஒரு மாரி பயந்து, தயங்கி நிக்க, நிக்க அது நம்மள இன்னும் போட்டு அமுக்க தான் செய்யும். அதுலருந்து நம்மளால வெளிய வர முடியாது. அ அப்போ கல்லூரின்னும் போது ம்.
அற்புதங்க, அற்புதங்க. நிச்சயமா. ஏனா, நம்ம ஸ் கூட இருக்கவங்க. ஆமா. நம்ம கூட இருக்கவங்கலாம் வந்து பாத்தீங்கன்னா, அந்த பயம்ன்ற ஒரு விஷயம் இருக்கும். ஆனா, வெளிக்காமிக்க முடியாது. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அழகா வந்து அத வந்து பாத்தீங்கன்னா, ஒரு கையாளற விதம் வந்து நல்லாருக்கும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும். கண்டிப்பா மனிதனோட இயல்பே வந்து அந்த பயம்ன்றத்துல இருக்கும். பயம் இல்லாதவன் மனிதனே கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவன். ஆனா, வந்து பாத்தீங்கன்னா, அவங்க அழகா வந்து பாத்தேனா, அந்த ஹேண்டில் பண்ற ஒரு விஷயம். என்னதான் வந்து புலி எதுக்க வந்து நின்னாலும், நான் வந்து முறத்த கொண்டு எரியிற ப பரம்பரய சேந்தவன் டா அப்டின்ட்டு தைரியமா அப்டியே நிப்பா. ஆனா, அவ கால் கைல "பில்டிங்ஸ் ஸ்டாண்டு, பேஸ்மெண்ட் வீக்னு" டக, டக. ஆ, அ அததான் சொல்வாங்க."என்னதான் வந்தாலும், எரிமலேயே பொங்கி விழுந்தாலும் நம்ம வந்து பயத்த மட்டும் காமிக்க கூடாதுடா." அப்டின்ட்டு நிறைய பேர்லாம் சொல்வாங்க. அப்டி இருக்க பட்சத்துல நீங்க என்ன வந்து பாத்தீங்கன்னா, அந்த விஷயம் கல்லூரி ஆண்டுல வந்து நீங்க கத்துட்டு நீங்க என்னென்ன பண்ணீங்க? அந்த பயத்துலேருந்து வெளிய வர?
ஆமாங்க. மேம். அ. கிடையாது. அ. <chuckles> அ. அதுதாங்க மேம். வீக்ன்ற மாரி. <chuckles> அ. அதுதான். ஆ ப ம் முதல்ல வந்துட்டு நான் அந்த என்னோட இடத்த விட்டு எந்திரிக்கிறதுக்கே ரொம்ப யோசிப்பேன்னு வச்சுக்கோங்களேன், அ பள்ளியில. அ அது எந்திரிச்சாவே அப்டியே ஒரு மாரி எனக்கு ஏதோ பெரிய மலையில நின்னு க்ளாஸ பார்க்குற மாரி ஒரு ஃபீல் ஆகும். ஸோ முதல்ல நம்ம இடத்துலேருந்து எந்திரிச்சு பழகணும் அப்டின்ட்டு. அ எப்ப நான் கல்லூரி போயி அ ஆரம்பிச்சனோ, அப்ப இருந்து பாத்தீங்கன்னா டீச்சர்ஸ்கிட்ட நம்ம எது கேட்கறதா இருந்தாலும் எந்திரிச்சுகே கேட்கறது, அ நம்ம அந்த செமினார் எடுப்போம் இல்லைங்களா? அ நம்ம போய் க்ளாஸஸ் அ அந்தமாரி, அதுல வாலண்டரியா நானா போய் பேர குடுத்து நின்னு செய்றது. அ விளையாட்டு அ நிறையா அதிகமா வந்து பேர் குடுத்து உள்ள போயிட்டு அதுல எல்லாம் விளையாட ஆரம்பிச்சன். ஓ அந்த மாரி சில பல செயல்கள் செய்யும்போதுதான் எனக்குள்ள இருக்க பயம் கொஞ்சம் வெளிய வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்றம் அங்க போயிட்டு நம்ம டிபார்ட்மெண்ட் பசங்க மட்டும் இல்லாம, அ அதர் டிப்பார்ட்மெண்ட்டும் வருவாங்க இல்லைங்களா. அப்ப புதுமுகம்லாம் நிறையா வருவாங்க. அ அப்ப <tsk> புதிய நபர்கள் கிட்ட நம்ம எப்படி பேசணும்? அவங்க கிட்ட நம்ம என்ன மாரி பேசினா ஒரு மாரி ஒரு கனெக்ட்டு ஏற்படும்? அப்டிங்கறதெல்லாம் அங்கருந்து கத்துக்க ஆரம்பிச்சேன். அதுல அந்த மாரி பண்ணி, பண்ணி தான் என்னோட பயத்த நான் கொஞ்சம், கொஞ்சமா அ என்குள் என்ன என்குள்ள இருந்து வெளிய எடுத்தேன். <chuckles>
<chuckles> ஆமா, ஆமா. நிச்சயமா. நிச்சயமா. அருமைங்க, அருமைங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, சின்ன வயதில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயத்துக்காக பயந்து காதுல இருந்து புக வர அளவுக்கு வந்து அந்த ஏற்பட்ட ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ப கல்லூரியில இருந்து நீங்க ஒரு விஷயம் வந்து சொன்னீங்க, பள்ளியில முதல வந்து நம்ம எழுந்து வந்து ஒரே இடத்துல வந்து உக்காந்துருப்போம். அந்த மலைய பார்க்கிறாப் போல இருக்கும். அந்த உணர்வ ஃபர்ஸ்ட்டு போக்கணும் அப்பிடின்டு உக்காந்து வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கல்லூரி போனதுக்கப்பறம் முதல்ல நம்ம அந்த உணர்வ போக்கணும் அப்பிடின்னு நீங்க எழுந்து முதல்ல ஒரு படி எடுத்து வச்சிருக்கீங்க. அந்த படிய வந்து மேற்கொண்டதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மேம் கிட்ட வந்து அந்த செமினாரா இருக்கட்டும், வாலண்டரியா நெறைய விஷயங்கள் அந்த ஸ்போர்ட்ஸாண்டா இருக்கட்டும், அதுபோல விஷயங்கள வந்து பார்த்தீங்கன்னா முன்னின்று பண்ணியிருக்கீங்க. அதுக்கப்புறம் அந்த இன்ட்ரா காலேஜ் காம்படிஷன் லாம் வந்து புதிய மனிதர்கள், புதிய முகங்கள் சந்தித்ததுக்காக நீங்க தைரியமா ஒரு விஷயம் எடுத்து வைத்ததா இருக்கட்டும் இது தான் வாழ்க்கையில ஏன்னா, வந்து மொத்தமா வந்து வாழ்க்கையிலருந்து வந்து அந்த பயத்த போக்க முடியுமான்ட்டு முடியாது. அது படிப்படியான ஒரு உணர்வு, அதுவும் கூட இருக்கிற தோழிகளும் கூட இருக்க, இருக்க சுற்று வட்டாரங்களும் நம்மளுக்கு சரியா ஒரு கைடு, அதாவது வழி நடத்துனாங்கனா, நிச்சயமா அந்த பயம்ன்ற ஒரு வார்த்தையே நம்மள பயத்த பார்த்து பயந்து பயமே ஓடி போயிடும் சொல்லுவாங்க. ஆமா அதுபோல நீங்க ஒவ்வொரு முயற்சியும் பார்த்தீங்கன்னா, அவ்ளோ அழகா வந்து படிப்படியா வந்து எடுத்துருக்கீங்க. அந்த "விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி" சொல்லுவாங்கல்ல. அந்த பயத்தையே வந்து பார்த்தீங்கன்னா, அழகா நீங்க கையாண்டிருக்கீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். உங்களோட பதிவும் சரி, உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு பயணமும் சரி, அழகா இருந்தது. உங்கள் தோழி சொன்ன கருத்தும் சரி, அதுக்கேட்ட வழி நடத்தி நீங்க போனீங்களும் சரி, ரொம்ப அழகாகவே இருந்தது உங்ககூட பேசினதில, உங்களுடைய இதுவும் கேட்டதில ரொம்பவே மகிழ்ச்சிங்க. மீண்டும் சந்திக்கலாம்.
ம். ம். <laughs> ம். ம். <laughs> ஆமாங்க. மேம். ம். ம். ம். ம். முடியாது. கண்டிப்பாங்க. மேம். ஆ. அது, ஆ அதான், அ. ஓடி <laughs> ஆமாங்க, மேம். <chuckles> ம் மகிழ்ச்சிங்க மேம். நன்றி.
நன்றி.